ஆ, சிம்ல வச்சுதான் தோசை ஊத்துவாங்க. ஊத்தம்போது சிம்ல வைக்கணும். அது வேகம்போது ஹைல வைக்கணும். மறுபடியும் எடுக்கம்போது சிம்ல வைக்கணும். <snorts>
ஆ. ஓஹோ! <laughs> சூப்பர்ங்க, அ. அது நல்ல ஐடியா. ஆஹ.
அந்த மாதிரி மாத்தி, மாத்தி வைப்பாங்க. ஆனா நல்லாவும் இருக்குங்க. அவ்ளோ முறுகலா கடைக்கு போய் நான் ஹோட்டல்ல போய் தோசன்னு கேட்டதே கெடையாதுங்க. அந்த மாதிரி வீட்டு தோசையே அப்டி இருக்கும். <snorts> இத்தனைக்கும் அம்மா வீட்லல்லாம் மாவு ஆட்ட மாட்டாங்க.
ஆஹ. அதா, அதாங்க. புரியுது. அந்த ரோஸ்ட்னு சொல்லி குடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஆ.
ம். வீட்லல இத்தனைக்கும் மாவுல்லாம் ஆட்டினது இல்ல. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் வீட்ல மாவு ஆட்டுனாங்க. மாவுல்லாம் எந்த மாவா இருந்தாலும்மே, அவுங்களுக்கு அந்த தோச மட்டும் மொறுகலா வரும். <laughs>
ஓஹோ! அப்புறங்க? ஆஹ. <laughs> எண்ணெய் எவ்வளவு ஊத்துவாங்க? எப்டி ஊத்துவாங்க? நடுவுல ஊத்துவாங்களா? இல்ல சுத்தி ஊத்துவாங்களா?
ஆமா, ஆமா. சுத்தியும் ஊத்துவாங்க, நடுவுலயும் ஊத்துவாங்க எண்ணெய்.
ஆஹ, சரி, சரிங்க. இப்பல்லாம் நம்ம வந்து எண்ணெய் வந்து, கொறைச்சு செ செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கும்போது, என்ன நெனைப்பீங்க? அம்மா ஊத்துற எண்ணெய பார்த்தா?
அ எண்ணெய் நீ அதிகப் ஆமா. ரோஸ்ட்னா வச்சுக்கோங்களேன், நெய்யி நெய்யி பறக்கும் பயங்கரமா. <chuckles> கீ ரோஸ்ட்னு கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது அவ்வளவு அப்டியே ஒடச்சா அப்பளம் நொருங்குற மாதிரி நொருங்குங்க. அந்த மாதிரி இருக்கும். அது அப்டி குடுத்தாதான் என் தம்பில்லாம் சாப்பிடுவான். எங்க அப்பாவே வரம்போது "எனக்கு ஒரு 2 பேப்பர் ரோஸ்ட் போடு" அப்டின்னு சொல்லிட்டே தான் வருவாரு. <chuckles>
<laughs> ஆ. சரிங்க. ஆஹ, சரி, சரிங்க. ஓஹோ! <laughs> சரி, சரிங்க. பேப்பர் ரோஸ்ட். ஆ.
அப்புறம் ஒரு கட்டத்துல ஆமா, நான் பழகுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அதாவது பேப்பர் ரோஸ்ட்னா அதுல கீ போடணும்னு அர்த்தம். வெறும் சாதா ரோஸ்ட்னா <chuckles> அந்த மாதிரி.
சேரி, சேரிங்க. ஆ, எண்ணெயில சுட்டுக்கிறது. ஆஹா.
ஆ, அதான், அதுதான். <chuckles> அத
எனக்கு வேற இப்ப தோசை சாப்பிடணும் போல இருக்கு. <laughs>
<laughs> அதுவும் எங்க அம்மா ஒரு பாம்பே சட்னின்னு ஒண்ணு அரைப்பாங்கங்க. அந்த பாம்பே சட்னி பாத்தீங்கன்னா, எனக்கு அது ஒ எ தக்காளி பார்க்க தக்காளி சட்னி மாரி இருக்கும். ஆனா லைட் பிங்க் கலர்ல இருக்கும்." இது எப்டி இந்த கலர்ல இருக்கு?" அப்படிங்கிற மாரி ஆ தேங்காய் இல்லங்க, தக்காளி தான் தக்காளி தக்காளி, பச்சை மொளகா, அ அ பொரிகடல போட்றாங்க. அதுதான் அங்க.
சரிங்க. ஆஹா. ஓஹோ! தேங்கா போடுவாங்களா இருக்கும்! ஆ. ஓ! சரி, சரிங்க. அஹா.
எ அ அந்த தக்காளி சட்னியிலயே பொரிகடலை போட்டு அரைக்கிறாங்க. ஆனா வந்து, வதக்கும் போது வத்தல் போடாம பச்சை மொளகா போட்றாங்க.
ஆ. ஓஹோ! சரிங்க. ஆனாலும், எப்டிங்க சிகப்புல இருந்து பிங்குக்கு போச்சு? <laughs>
பச்சை மொளகாவும்

இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாம, அதையும் அரைச்சூத்துவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தா போடுவாங்க, ஆனா அத அரைச்சுப்பாங்க. இது எல்லாத்தையும் அரச்சு வச்சுட்டு, அ ஒரு பல்லாரி வந்துட்டு நல்ல பெரிய வெங்காயத்த வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணீருவாங்கங்க. அது வந்து முழுசு முழுசா தெரியக்கக்கூடாது. பொடி பொடி பொடி பொடி பொடியா நறுக்கிட்டு அந்த ஃபர்ஸ்ட்டு எண்ணெய வந்து தாளிக்குபோது, ஃபர்ஸ்ட்டு எண்ணெய ஊத்தி இந்த பொடி வெங்காயத்த ஃபர்ஸ்ட்டு போடணும், இந்த பட்டை வகைகள்லாம் அவ்வளோவா போட மாட்டாங்க. எது எதோ டேஸ்ட்ட கெடுக்குற மாரி ஆயி போகும். அ. அதனால இந்த பொடி வெங்காயம் நல்லா வதங்கணும், பொடி வெங்காயம் வதங்கும்போதே, இந்த பச்சை மிளகாவையும் குட்டி, குட்டி, குட்டியா பச்சை மிளகாவையும் நறுக்கி போடுவாங்க. அதுவும் வதங்கணும். அது 2யும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு, அதுக்கப்றம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு ம் அந்த 4 பேஸ்ட்டு அரைச்சு வச்சது போடணும். போட்டுட்டு அ அப்போ மசாலா பொடி சேக்கணும். அதில வந்து ரொம்பலாம் மசாலா பொடி அ கருவேப்பிலை விட்டுடேங்க, கருவேப்பில போடணும் கண்டிப்பா. <chuckles> ஆமா முதல்ல வணக்கும் போதே கருவேப்பிலையும் போற்றணும், அந்த வெங்காயம் போடும்போதே. அப்றம் பாத்தீங்கன்னா மசாலால வந்து எதுமே போடலங்க, எங்க அம்மா. 2டே 2 மசால் தா போட்டாங்க. மிளகாத்தூளும், மல்லித்தூளும். வேற எதுமே போடல, என்னமா! எதுமே போடல. மிளகுத்தூள் மட்டும் கடைசியா போடுவாங்க.
ஓஹோ! ஆ. ஓஹோ! ஆ, புரியிதுங்க. ஆ. ஆ. செரிங்க. ஓஹோ. ஆ. செரிங்க. ஆமாங்க. ஆ. இஞ்சி பூண்டு. அ. அஹா. அத மொதல்ல வணக்கும் போது போட்டுக்கலாங்க, அ செரிங்க. அஹா, செரிங்க. ஓஹோ! அந்த சீரக மிளகு, அத எதுமே போட்றதில்ல. அஹ. செரிங்க.
ஆனா இது 2 மசால் தாங்க போட்டாங்க. அ எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. என்னம்மா 2 மசாலா தா போட்றீங்க.இது என்னமோ பெரிய கஷ்டப்பற மாற ஒரு டிஷ்னு நினச்சே நானு. <chuckles> ஆனா இவ்ளோ சிம்பிளா செய்கிறீங்ளே! அப்படின்ற மாரி இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அது ஒரு லைட்டா, அந்த மசால் வாட போனதும், இந்த எறா கழுவி வெச்சத தூக்கி போட்டர்றாங்கங்க. எறா வந்து நல்லா மஞ்சதூள் உப் மஞ்சதூள் உப்பு போட்டு நல்லா ஒரு அலசரிச்சு வச்சுருக்காங்க. அத போட்டு ஒரு வேறவு வெரவி, மூடியை போட்டு கொஞ்ச நேரம் வேக உட்டர்றாங்கங்க. அ கொஞ்சம் லைட்டா தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்தி வேக உட்றாங்க. அது நல்லா வத்தி வருது எண்ண பிரிஞ்சு, அப்போ அந்த நேரத்தில வந்து மிளகு பொடி, நல்ல தூக்கலா மிளகு பொடி.
அ. <chuckles> <laughs> ஆஹ. அவ்ளோதாங்க. செரிங்க. ஆ. ஓஹோ! ஆ. ஓ! சரிங்க, அருமைங்க.
அ மிளகு பொடியும், போ கொத்தமல்லியும் பிச்சு போட்டர்றாங்க. நெறைய கொத்தமல்லி கை நிறையா, உருப்படியா நறுக்கண கொத்தமல்லி அதையும் போட்டு ஒரு கே பிரட்டு பிரட்டி, அதை ஒரு 2 நிமிஷம் வந்து சிம்ல வச்சு வேக விட்றாங்க. அப்டி அந்த குழம்பு கலரே வந்து பிளாக் கலர்ல அந்த இரும்பு சட்டிக்கும் அதுக்கும் அப்படி வருங்க! அது சாப்புட்னா, அப்பா! எத்தன தோச போகுதுன்னே தெரியாதுங்க. <chuckles>
ஓஹுவ, ஆ. அ. ஆமாங்க, ஆ. தாங்க. <chuckles> ஆ புரியுதுங்க, புரியுதுங்க. ஏன்னா அம்மா செய்றதுல என்னென்ன ரகசியம் இருக்குது அப்படின்னா, 1 அந்த இரும்பு கல்லு, 2வது வந்துட்டு சிம்ல வச்சு பொறும இருக்குங்க அவங்களுக்கு. நமக்கு அந்த பொறுமை இருக்காது எப்போமே, அதுதான் பிரச்சனையே. ஆ ஏன்னா வந்து அம்மா செய்ற ரெசிப்பிலலாம் இன்கிரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம எல்லாத்தையும் போட்டு ரொம்ப வந்து தெவுக்க வச்சுருவோம், அ இல்ல வந்துட்டு அதோட சுவையவே மாத்தி விட்டருவோம் அப்படிங்கும்போது, இது நல்லா இருந்துச்சு. அ ஒரு கோ என்ன ஒரு அசைவத்துல வந்துட்டு நீங்க பட்ட கிராமு போடல அப்படிங்கிறத, நான் இப்போதாங்க 1 தடவை கேள்விப்பட்றேன். அழகா சொன்னீங்க, "உங்க அம்மா சமையல்ல என்ன ரகசியங்கள் இருந்துச்சு? அப்படினு" அ இந்த ரகசியங்களை எங்கிட்ட பகிர்ந்துகிட்டத்துக்கு, மிக்க நன்றிங்க.
அதேதான், அதேதான். <chuckles>